ஆ, அப்ப தான் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சவால்க் வந்துச்சு. என்னென்னா வந்து, அக்காவுக்கு வந்து வீட்டுக்காரர் கிடையாது. எறந்துட்டாங்க. அதனால அக்கா வந்து முழுமையா என்ன தான் நம்பியிருந்தாங்க. அந்த வேலையில எல்லாம்.
ம். ஆ அ. ஓ ஓ! சரி-சரி. ஆ ஆ.
அதனால வந்து, "எப்பிடி எல்லாம் செய்ய போறேன்னு தெரியல. இப்போதைக்கு நான் வந்து திருமண தேதி மட்டும் முடிவு எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணனுன்னு தெரியல! என் கூட நீ எல்லா விஷயத்துலயும் இருப்பியா?" அப்பிடின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்க ஒரு திட்டமிட்டோம். என்னெல்லாம் நடக்கும்? ஒரு கல்யாணன்னா ஒரு யூகிச்சு பார்த்தோம். ஓ ஓட்டிப்பா அ வரப்போறத ஒரு இன்
ம் ம். ஆஹா! ம். ம் ம் ம். ம். ம் ம். ஆமா ஆமா. ஆரம்பத்தில இருந்து வ முடிவு வரைக்கும், என்னென்ன பண்ண போறோம் அப்பிடின்றத, ஒரு அட்டவணையா போட்டா தான், அதோட கரெக்டான ஒரு திட்டமிடல் அதில இருக்கும் இல்லயா!
ம். ஆஹ், ஆமா. அ, ஆமா. அப்புறம் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து, ஒரு 40 பக்க புத்தகம் எடுத்து முதல் முதல்ல வந்து எழுதினாங்க. என்ன தேவைப்படும் அப்பிடின்னு சொல்லிட்டு. அ கூட 2 பேரு உக்காந்துகிட்டாங்க. என்னோட கணவர் உக்காந்துகிட்டாங்க. அப்புறம் அவுங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேரு. எல்லாரும் உக்காந்துட்டு, ஒரு குழுமாரி அமைச்சுக்கிட்டோம். உக்காந்து, "என்ன தேவைப்படும்?" அப்பிடீன்னவோன்ன, முதல்ல வந்து எது கெடைக்காததோ! அத மொதல்ல எழுதினோம். அதாவது கல்யாண மண்டபம் தான் கெடைக்காது எப்பயுமே! <laughs> ஆ, ஹம் ஆ
ஆ. ஆஹா! ம். ம் ம். ம். ம். ம். ஆ ஆ, அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 மாதங்கள் இல்ல 4 மாதங்களுக்கு முன்கூட்டியே வந்து, போய் பதிவு பண்ற மாதிரி இருக்கும். இல்லயா!
ஹ, ஆமா. அதனால, கல்யாண மண்டபத்த மொதல்ல வந்து இது பண்ணணும். சமையல், கேட்டரிங்கும் கெடைக்காது. அதுவும் முதல்ல சொல்லிடு. மீதி எல்லாம் பின்னாடி கூட, காசு குடுத்தா வாங்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே!
ம் ம் ம். ம், ம் ம்
"இது 2யும் மொதல்ல எழுதிக்கோ!" அப்பிடினாங்க. அப்புறம் முதல்ல நான் தான் எழுதுனேன். இது 2உம் முடிஞ்சது. ஏன்னா, நம்ம மெனுலாம் இப்போதைக்கி தேவ இல்ல. இந்த திட்டம் போட்டாலே போதும்.
ம். ம். ம். ம். இந்த இந்த மெனுவ பத்தி எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்க அக்காவோட பையனோட, அந்த அ திருமணத்தில, நீங்க ஒரு முக்கிய அங்கமா இருந்து, உங்க அக்காவுக்கு உதவியா இருந்தேன்னு சொன்னீங்க இல்லயா! இப்போ அ நிறைய கல்யாணங்கள்ல வந்து, இப்போ இருக்கிற காலகட்டத்தில, இந்த பாரம்பரிய உணவுகள விட இந்த நவீன உணவுகளுக்கு நெறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே! அ நம்ம அந்த ம மேலை நாட்டு கலாச்சாரத்தில குடுக்குற உணவுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களே! அது அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ம். ம். ம். ம். ம். ம். ம் ம். ம்.